அருமை. அதாவது நீங்க வந்து இந்த கதையெல்லாம் நீங்க சொல்லி தூங்க வைப்பேன்னு சொல்றீங்க இல்லேங்களா! அந்த கதை எல் வந்து உங்க சொந்தமா நீங்க உருவாக்கிற கதையா இல்ல, எதாவது இதுக்குன்னு எதாவது தனியா இது ப புக் எதாவது வச்சுருக்கீங்களா?
கண்டிப்பா. இல்ல, இல்ல. இப்ப நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம்ல. நிறைய கத. புத்தகம் பார்த்து ஏன்னா வந்து புத்தகம் எடுத்தோம்னா ஆர்வம் தான் அதிகமாயிரும் என்னோட குழந்தைங்கலாம் புத்தகம் எடுத்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன்! அதில படம் பார்க்கறதாகட்டும், அத பார்த்தா இன்னும் தான் ஆர்வம் அதிகமாக தூக்கம் வராது அதனால அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். ஆ அந்த அளவுக்கு போகாம நமக்கு என்ன கதைகள் தெரியுதோ! நம்ம பாட்டி, தாத்தா நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லயா! தூங்க வைக்கும்போது, நம்ம அம்மா, அப்பா, நமக்கு சொல்லிருப்பாங்க இல்லயா! அந்த கதைகள வந்து நான் வந்து நினைவுப்படுத்தி அவுங்களுக்கு சொல்லுவேன். அந்த, அந்த மாதிரி கதைகள்லாம்.
<laughs> ஆ. அ <chuckles> ஆமா, சரியா சொன்னீங்க. ஆமா. அருமை, அருமை, அருமை. ஆ.
ஆமா. அதுவும் வந்து விலங்குகள் கதை அந்த மாதிரி நம்ம கொண்டு போனோம் அப்பிடின்னா, ரொம்ப ஆர்வமா கேட்பா இளைய பொண்ணு. அது இந்த வயதுக்கு ஏத்த மாதிரி அந்த மூத்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அந்த சின்டர்லா அந்த பார்பி அந்த மாதிரி அவுங்க ஒரு வேர்ல்டு க்குள்ள போயிருவாங்க. அந்த கதை கேட்டோன்னா
ஓஹோ! ஹோ! <laughs> எல்சா வ பத்தி கேட்பாப்பிலயா?
ஆமா. அந்த மாதிரி கதைக்குள்ள போனம்னாதான் அவங்க ஆர்வம் அதிகமாகும்.
ஆ அப்ப இது 2 ம்மே வந்து நீங்க கலக்கி ஒரு கதை கொண்டு வரலாம்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா அதெல்லாம் ஏதாவது 1 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கதன்னு எடுத்துக்கிட்டாலே!
ஆ. அ. ஆ, ஆ. அப்ப 2 பேருடைய இன்ட்ரெஸ்ட் ம் இதில வந்துரும், இல்லேங்களா!
ஆமா. வேற, வேற விதமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுன்னு எல்லாத்துலேயுமே தேர்வு செய்ற எல்லாத்துலயுமே! அவுங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற, வேறமாரி தான் இருக்கும். இப்ப சாப்பாடே எடுத்துக்கோங்களேன்! ஆ பெரியவ வந்து என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் எவ்வளோ வந்து அவ வந்து கொஞ்சம் ஆ சின்னவ வந்து நம்ம தட்ல போட்டு கொடுத்தாகூட தானா சாப்பிட்டுருவாங்க இந்த பெரியவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊட்டி விடணும் <sighs>
ஆ. ஓ! அப்பிடியா! ஆஹா! அதாவது அ நேரா ஆப்போசிட் ஆ சொல்றீங்க. நான் வந்து இத கேட்கிறது புதுசா இருக்கு. சின்ன குழந்தைங்க தான் மூட்டி விட்ணும். ம், ம்.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து 2 பொம்பள பிள்ளைங்களோ! இல்ல 2 பசங்களோ இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு வைங்களேன். இந்த, இந்த கதை நடக்கும்.
ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. எங்க வீட்லயும் அப்பிடிதான் ஆமா. இப்ப தான் ஞாபகம் வருது. எங்க பசங்களுக்கெல்லாம் 20 வயசு ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து அவுங்கள வளர்த்து வ காலலலாம் நினைச்சு பார்க்குறேன். அப்புடிதான் இருந்துச்சு. சரிதாங்க.
கண்டிப்பா <chuckles> ஏன்னா, 2 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல, அ சின்னது வந்து ரொம்ப வேகமா கத்துக்கும். இந்தமாரி விஷயம்லாம். அந்த சாப்பாடு விஷயம்லாம் சின்னது ரொம்ப வேகமா கத்துக்கும். ஆனா பெரியது எப்பிடின்னா, அந்த படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமா இருப்பாங்க. அப்பிடியே ரே நேர்மறையா இருப்பாங்க. அவுங்க எதில வேகமா இருக்காங்களோ! இதில இவுங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்.
<clears throat> அ. ஆ, ஆ. ஆ. ஆ. ஆ, ஆ. அதாவது இந்த பிராக்டிகல் நாலேட்ஜ் ஒரு ஆள். இது தியரி நாலேட்ஜ் ஒரு ஆளுன்றமாரி இருப்பாங்க. நல்லா தான் இருக்கு.
ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பிடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவுங்கள சமாளிக்கிறது இருக்கு பாருங்க! அது ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஏன்னா வந்து 2 பேத்துக்குமே 3 வயசு, 3 வயசு வித்தியாசம். அப்பிடி இருக்கும்போது ஆமா 3 வயசு வித்தியாசம் இவுங்களுக்கு 3 வயது, அவுங்களுக்கு 6 வயது. அப்பிடிங்கம்போது 3 வயசு வித்தியாசம் இடையில. இ இவங்கட்ட வந்து நம்ம தி தினசரி வந்து அவுங்கள ஒரு, ஒரு நிலையா வந்து காலையிலேருந்து இந்த நைட்டு வரைக்கும் இந்த இது பண்ணணும் அப்பிடின்னு நம்ம கொண்டு வர்றது இருக்கு பாருங்க! அது ரொம்ப ஒரு கஷ்டமான செயலுங்க.
இப்ப ஓ! 3 வயசு வித்தியாசமா? ஆ. ஆ. அதாவது நீங்க அட்டவணையே போட்டு கொடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது.

சூப்பரு! ஆ.
ஒரு காக்கா கதையே எடுத்துக்குட்டோம்னா, அந்த காக்கா, பாட்டி வட சுட்ட கதையா இருக்கட்டும், பா ஆ காக்கா வந்து வடைய திருடிட்டு போன கதையா இருக்கட்டும். அத நம்ம சொல்ல போம்போது, நம்ம ஒரே கதைய தினம் தினம் சொல்லம்போது, நம்ம அடுத்த காட்சி என்ன வரும் அப்டிங்கிறத அவுங்க சொல்லுவாங்க, நமக்கு.
ம். ஆ. அருமை, அருமை சொல்லுங்க. அ <laughs>
ஆ அந்த மாதிரி வந்து, நான் தூக்கத்தில வந்து அந்த இரவு நேரத்தில அந்த ஸ்டோரி சொல்லும்போது, அ அதனால வந்து கொஞ்சம் அப்டியே ரொம்ப நேரம் அந்த கதை இழுக்கப்பட்டுச்சு, அப்டின்னா. அப்டியே தூங்கிருவாங்க <chuckles> அதற்க்காக
ஓஹோ! அதாவது பெட் நான் நெனச்சேன், பெட் டைம் ஸ்டோரின்னு சொல்லும்போது, குழந்தைங்களுக்கு கதை சொல்ல சொல்ல அதில ஆர்வம் அதிகமாயிரும். அப்புறம் வந்து அதனால அவங்களோட தூங்குற நேரம் இழுத்துக்கிட்டே போகும்னு நெனைச்சேன். ஆனா, பெட் டைம் ஸ்டோரி சொன்னா தூக்கம் வரதான் செய்யுது. இல்லையா?
ஆமா. கண்டிப்பா. ஒரு சில குழந்தைகள பொறுத்து அது. ஒரு ஒரு சிலர் ரொம்ப ஆர்வம் ஆர்வமா இருப்பாங்க. இந்த கதை கேட்குறதில. அந்த மாதிரி குழந்தைகள்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அ ஒரு கதை சொ ஒரு கதையோட நம்மள விட மாட்டாங்க. "அடுத்து வேற ஏதாவது கதை சொல்றியா?" இன்னொரு கதை சொல்றியான்னு என் மூத்த பொண்ணு அப்டிதான் பண்ணுவாங்க <chuckles>
ஆமா. ஆமா. என் பொண்ணு அப்டிதான் என் பொண்ணு அப்டித்தான். அதனால தான் நான் கேட்டேன்.
ஆமா. ஒரு சில அதான் 2 பேருக்குமே நெறைய வேறுபாடுகள் இருக்கும். மூத்த பொண்ணுக்கும் சரி, இளைய பொண்ணுக்கும் சரி. ஏன்னா, வயது வித்தியாசம் ஆகுது ஆகுது இல்லையா? ஏன்னா வந்து, இளையவளுக்கு 3 வயது ஆகுது. மூத்தவளுக்கு வந்து 6 வயது ஆகுது. அப்டி இருக்கும்போது, அவ வந்து அவளோட திறன் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கதை சொன்னோம்னா, ஒரு கதையே திருப்பி சொன்னோம்னா அவங்களுக்கு புளிச்சு போகும். "ஏம்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. வேற ஏதாவது கதை சொல்லேன்மா." அப்டின்னு அவ கேட்பா. இவ எப்பிடின்னா, நம்ம சொன்னோம்ன்னா, அதை உள்வாங்கிக்கிட்டு, திருப்பி அந்த கதைய சொல்ல முயற்சி பண்ணுவா. அதுதான் அவுங்க 2 பேத்துக்குமான வித்தியாசம்.
ஆமாங்க. ஆ. ஆமா. ஆ. <laughs> ம்.